இப்போ சமீப காலங்கள்ல பாத்திங்கன்னா தொலைபேசி, அப்புறம் வலைத்தளம், அப்புறம் சமூக ஊடகம் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு. அதாவது எல்லார்கிட்டேயுமே அது இருக்கு, எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அ எல்லா எல்லாருமே அதாவது வீட்டில கண்டிப்பா எல்லருமே உபயோகப்படுத்துற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஒரு வீட்லயோ இல்ல உங்க தனிப்பட்ட ஒரு மனிதரையோ, எந்த அளவுக்கு மாத்துது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
கண்டிப்பாங்க! நிறையவே மாற்றங்கள் கொண்டு வந்துருக்கு. வீட்ல எல்லோருமே ஆளுக்கு ஒரு தொலைபேசியோடயே இருக்காங்க.
ம். ம்.
அவங்களுக்குன்னு தனியா ஒரு சூழல அமைச்சுக்கிறாங்க. அதுக்கூடயே அவங்க வாழ ஆரம்பிச்சுறாங்க. அக்கம் பக்கத்தில உட்காந்துருக்கவங்க, யாரு உட்காந்துருக்காங்கன்னு கூட தெரியாத அளவில இப்போ இருக்க சூழ்நிலை உண்டு. ஒரு வீட்டுக்குள்ளேயே 4 சுவர் எழுப்பி 4- 4 மனிதர்களும் 4 வெவ்வேறு திசையில் பார்த்து வேலை செய்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி
ம், ம். <laughs> ம். ம். வாவ்.
அந்த மாதிரி சில உதாரணங்கள் சொல்லணும்னா, நம்ம தன்மையே நம்ம இழந்துட்டோம்னு தான் நம்ம நினைக்கிறோம்.
ம். <tsk> ஓ! எப்படி சொல்றீங்க?
சாதாரணமா இப்போ முன்னாடில்லாம் ஒரு திருவிழா செஞ்சு போனோமா, பார்த்தோமா, சந்தோஷமா அனுபவிச்சோமா, வந்தோமான்னு இருப்போம். இப்போ கையில ஃபோனோடயே போறோம். அத நம்ம படம் பிடிக்கிறதிலேயே நம்ம நேரத்த பூரா செலவழிச்சுர்றோம் அந்த திருவிழாவ நம்ம அனுபவிக்கிறதே இல்ல.
அ. ஆமா, ஆமா! <laughs> ஆமா.

அ.
அப்படிங்கிற மாரி ஆயிரும்.
ஆ புரியுதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது. அ!
ஆ அவங்களோட நிலைவே ஃபுல்லா மறந்துடுறாங்க. சின்ன குழந்தைகளும் அப்படிதான் இருக்காங்க. பெரியவங்களும் அப்படித்தான். இப்போ சொல்லப்போனா வயதானவர்கள் கூட அப்படிதான் இருக்காங்க.
அ. ஓ! வயதானவங்க வரைக்கு இது பாதிக்குதுங்கிறீங்க. ஆ.
ஆமா. அ ரொம்பவே கைய ஃப அந்த கையில வந்து தொலைபேசிய வச்சு இயக்கக்கூடிய முடியாத நிலைமையில இருக்கிற வயதானவர்கள் மட்டுமே தான் அது இல்லாம இருக்காங்க. அத வு பயன்படுத்த தெரிஞ்ச அத்தனை பேருமே இப்போ தனிப்பட் ஆனா, சொல்லப்போனா யாருக்குமே இப்போ தனிமைங்கிற அந்த ஒரு உணர்வு மட்டும் இல்லங்.
ம். ஓ! புரியுதுங்க. அ.
அது வந்து நிவர்த்தி செஞ்சுடுது இந்த கைபேசிங்கிற ஒரு இது. முன்னாடிலாம் நம்ம ஒரு தனிமையா உணர்ந்தோனா யார்கிட்டயாச்சும் போய் கொஞ்சம் பேசணும்னு நினைப்போம். இப்ப அந்த ஒரு தேவை வந்து யாருக்குமே இல்லாம போயிடுச்சு.
ஆ. அ. ஆமா. அ. ம். புரியுதுங்க. அதாவது ம். <smacks lips> அ.
ஒரு வேலையை முடிச்சோமா, கொஞ்ச நேரம் ஃபோன எடுத்து பார்த்தோமா, அப்படின்னே போயிட்றாங்க.
அ. ம். சரி.
அக்கம் பக்கத்துக்குள்ள உறவினர்கள பூராமே மறந்துடுறாங்க. அதே சமயம் தொலைவில் இருக்கிற யாரா ஒருத்தவங்க, நமக்கு வாழ்த்து தெரிவிக்கலன்னா அதுக்கு ஒரு கோவம் வருது.
<laughs> ம். ஓ. புரியுது. ஆ.
ம்.
புரியுதுங்க. அதாவது முதலெல்லாம் வந்து தூரமா இருக்காங்க அப்படின்னா நம்ம எப்போவாது தான் பார்ப்போம் பேசுவோம். அதனால எதுவும் நம்ம கோச்சிக்க மாட்டோம். இப்ப அதான் ஃபோன் இருக்கே, ஃபோன் பண்ணி கூட எதுவும் சொல்ல முடியாதா, அப்படிங்கிற அளவுக்கு கஷ்டங்களும் வருது இல்லைங்களா? ஆ.
ம். ஆ. ஒரு பிறந்த நாள் விழா ஒரு திருமண நாள் விழா நமக்கு ஞாபகம் வச்சு அவங்க நமக்கு வாழ்த்து சொல்லணும், அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கோம். அது தேவையில்லாத ஒரு மன அழுத்தம்.
ஆ. இருக்கும்.

ம். ஓ!
இவ்ளோ நேரம் பார்த்தீயில்ல போதும். இதுக்குள்ள நீ என்ன ப பார்க்கணுமோ பார்த்து முடிச்சுக்கோ! நான் வந்து வாங்குறேன்னு சொல்லி அந்த 1/2 மணி நேரம் கழிச்சு, திரும்ப போய் நம்ம வாங்கிட்டு.
ஓ! ஸ்
அவுங்க அந்த கூட்டம் நிறைய தடவ நான் சொல்லப்போனா, நான் ஒரு 10, 15 தடவ நானு நம்பர மாத்திருக்கேன்னே சொல்லலாம். கண்டுபிடிச்சிருவோம்.
ஓ! அந்த அளவுக்கு உஷாரா இருக்காங்க. பசங்கலாம் ஆ. புரியுதுங்க., அதாவது ஆ.
ஆமா. இதில ஒரு கைரேகை வச்சாலும், சில சமயம் அது வந்து சில கைரேகைகள் வந்து ஒத்து போயிரும்.
ஓ! சரி, சரி. ஆ.
கண் கண் ஜாடையிலோ! அல்ல முக அமைப்புமே கூட என்ன சொல்லப்போனா, என்னோட பெண் ப பெண் குழந்தை வந்து என்னோட முக அமைப்பு இருக்கிறதுனால என்னமோ! அது ஃபேஸ் ப லாக்குன்னு சொல்லுவாங்க இல்லயா! அது அப்போ பார்த்தான்னா அது திறந்திருது.
ம். ஆ, ஆ ஆமா, ஆமா. அடடே! ஆ.
ஆ, கை ரேகை அவ கை வச்சாலும் திறக்குது. இது நம்ம என்ன நம்பிக்கையில வந்து நம்ம அத பூட்ட முடியும்! சொ
திறக்குது. ஆ, புரியுதுங்க. அதாவது ஆ
கடைசில நம்பர வச்சு தான், நான் நம்பர எண் வச்சு போட்டு போடுற நிலைமைக்கு ஆயி
ரைட்டுங்க. அதான் அதாவது நம்ம ஓரளவுக்கு பண்ணணுனு பார்த்தா நம்மள விட பசங்க இன்னும் தெளிவா இருக்காங்க கண்டுபிடிச்சிடுறாங்க.
ஆ. ஆமா, ஆமா. கண்டுபிடிச்சிறாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு சமயத்தில முன்னாடி போடும் போது, நம்ம பின்னாடி நிற்கிறாங்க. அந்த பூட்ட கண்டுபிடிச்சு.
<laughs> ஆ, புரியுதுங்க.
அப்போ உடனே நான் மாத்திருவேன் நான்.